இல்ல தேவையும் கூட. இது வந்து நம்ம அனுபவிக்கிறோம்ல. இது வந்து நம்மோட பஸ்ல இடிச்சு, புடிச்சு ஒரு இப்ப இதே இது நம்ம போகலாம். பஸ்ல நெனச்ச கூட போகலாலம் ஊருக்கு போகலாம். ஏன் நம்ம கார் வாங்கிட்டு 4 பேர் ஒண்ணா போறோம். அப்ப இது ஒரு ஒரு ஒரு சுகவாசி தானே. ஒரு ஏசி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு கால நம்ம ஒரு சு சௌகரியத்துக்கு உட்காந்துக்கிட்டு, ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு, நமக்கு புடிச்ச பாட்ட கேட்டுட்டு அது வந்து இது ஒரு சொகுசு வாழ்க்கை தான். நான் வந்து இப்ப பஸ்லயே போகலாம். ஆ இது ஒரு சொகுசு ஆமா. இதுவும் அனுபவிப்பு தான்.
ஆ. ஆமா. ஓ! புரியுது. ஆ. புரியுது, புரியுதுங்க. அதாவது சின்ன சின்ன. சுக ஆ சின்ன சின்ன இத வந்து அனுபவிக்கலாம். இதுக்காக வந்து நான் பிளாக் தண்டர் போய் பெருசா செலவு பண்ணுவேன். அப்படி பெரிய அனுபவிக்கலேன்னாலும், அளவானது, இது 4 பேருக்கும் பயன்படுது அப்படின்னு சொல்ல வர்றீங்க? இதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து திருமணம் பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஆரம்பத்தில பேசிட்டு இருந்தோம். ஒரு 10 லட்சம் ரூவா இருந்தா திருமண செலவுக்கு போதும். இப்போதைய காலகட்டத்துலன்னு. ஆனா இதையே வந்து 20, 30 லட்ச ரூவாய்க்கு சில பேர் அதே திருமணத்த பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா ஒரே டாட் புட்ன்னு பயங்கரமா செலவு பண்ணுவாங்க. பெரிய மண்டபம்.
ஆமா. ஆமா, கண்டிப்பா. ஆமா. ஆமா. கண்டிப்பா. நான் கண்ணால பார்த்துருக்கேங்க. உண்மையிலேயே. எப்படின்னா?
ஆ. அது தவறா, சரியா அது?
இல்ல. இது த அதாவது இது தவறுன்னு சொல்றது கட்டில இது அவுவங்கவங்க சொந்தவுடைய முயற்சி, அவங்களுடைய அவங்களுடைய பிரெஸ்டி பிரெஸ்டீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அவங்களுடைய மதிப்பு அவங்களோ சுய மதிப்ப வந்து வெளில காப் காமிச்சுக்கிறதுக்காக. நம்மளோட அவங்களுடைய தகுதி தராதாரத்த வந்து மேம்படுத்தி காமிச்சுக்கிறதுக்காக அதெல்லாம் பண்றாங்க. ஆனா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அ நான் இந்த மாரி பிரமாண்டமான கல்யாணத்துக்கு நான் போயிருக்கேன். நானே பிரமிச்சு போய் நிக்கிறேன். இந்த கல்யாணத்த பார்த்துட்டீங்கன்னா, உணவு வகையல்லாம் பார்த்தீங்கன்னா வக வகையா இருக்கு. அந்த பீடா போடுவோம்ல வா வெத்தல பீடா போடு. அதுவே பார்த்தீங்கன்னா, வ வெத்தலையிலேயே பீடாவே வ வ வகையா இருக்கு. நானா ஒரு பீடா தான் இருக்கும்னு நெனச்சேன். அதுவே பார்த்தீங்கன்னா பல வகையில இருக்கு. அப்புறம் போறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சில்வர்ல நல்லா அழுத்தமான தட்டு. பயங்கரமான அழுத்தமா இருக்கும். ஆமா. அந்த மாரி கூட. அன பிரம்மாண்டமா இருந்துச்சுங்க. அத சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கல்யாணம். சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு கல்யாணத்துக்கு போறேன். அவரும் வசதியானவர் தான். வசதியானவரு. ஆனா ரொம்ப எளிமையானவரு. அ என்ன பார்த்தட்டான்னா அழகா ஒரு சின்ன ஒரு மண்டபம் தான். ஒரு அந்த மண்டபத்துல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா? கல்யாணத்த மட்டும் முடிச்சுட்டு கோவில்ல வந்து அன்னதானம் மாரி. எல்லாத்துக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு.
ஆமா. சரி. சரி. ஓ! சரி சரி. ஆமா. அப்பாடா! ஆ. ம். பரவால்லயே. ஆ. சரி. பரவால்லையே. ஆ.